இன்றைக்கு, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் "இந்த பள்ளிக்கால நினைவுகள்" அப்பிடின்றது ஒரு பசுமையான பசுமரத்து ஆணி போன்றதான நினைவுகளாக தான் இருக்கும். யாரை கேட்டீங்கனாலும், எ அவுங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த பள்ளி காலத்தில, ஏதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு உணர்ச்சிவசப்படக்கூடியதாக, எப்பொழுதும் அதை நினைத்து பார்த்து, ஒண்ணு துக்கப்படக்கூடியதாக, அல்லது சந்தோஷப்பட கூடியதாக ஒரு அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இருக்கும். அதை நான் பார்த்த எல்லார் இடத்திலும், கேட்டு அறிந்து வருகிறே இருக்கிறேன். அப்பிடி உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பள்ளி கால நினைவுகளில, நீங்கள் கடந்து போன ஒரு முக்கியமான அனுபவத்தை பற்றி உங்களால சொல்ல முடியுமா?
ஆமாங்க. ஆஹா! ஆ. கண்டிப்பாங்க. ஆ, இப்ப நாங்க நான் வந்துட்டு அரசு பள்ளியில தான் என்ன படிக்க வச்சுட்ருந்தாங்க. ஒரு 8வது வரைக்கும் வந்துட்டு, எந்த ஒரு ஆ வேறு எந்த வந்து ஒரு நிகழ்ச்சியும் எங்க பள்ளியில நடக்காது.
சரி. சரி.
ஆ, நிகழ்ச்சின்னா எப்பிடி சொல்றது அப்பிடின்னா, ஆண்டு விழா நடக்கும்.
ஆமா.
அதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு பள்ளியில வந்து தனியா வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஆ அதுக்குன்னு இப்ப நடனம்னா, நடனத்துக்குன்னு சொல்லி தர்றது. இப்ப வந்து பாடல் பாடுறதுனா, பாடலுக்குன்னு பாடல் ஆசிரியர் வந்து சொல்லி தர்றது அந்த மாதிரி இருக்காது.
அது கிராமத்து பள்ளிக்கூடம் இல்லயா? ம்.
ஆமாங்க. அதனால ஒரு 8 வகுப்பு படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா
அது எப்பிடி ரொம்ப பின்தங்கிய கிராமம் மாரி இருக்குமா? இல்ல ஓரளவுக்கு கிராமம் அப்பிடின்ற நிலைமையில. ஆனா, அந்த நாட்கள்ல அப்பிடி தான் இருந்தது கிராமத்து பள்ளிகள்! ஆம
<laughs> ஆமாங்க. அந்த காலத்தில கிராமம் அப்பிடிங்கிறதே கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கும். ஆ, நம்ம நம்மளோட இப்ப யார் நமக்கு வந்து பாடம் எடுப்பாங்களோ, அதே ஆசிரியர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பாங்க. ஆ, அப்பிடி இருக்கும்போது, 8ஆவது படிக்கும்போது மட்டும் ஒரு வித்தியாசமான 1 வருது. எங்க கல்லு, பள்ளிக்கி.
ஆமாமா. சரி. ஆமாமா. ஆமா. ம். ம்.
ஆ, நாங்க பாட்டு சொல்லி தர்றோம், ஓவியம் சொல்லி தர்றோன்னு சொல்லிட்டு, அதுல சிறந்தவங்கள கூட்டிட்டு வராங்க.
சரி.
ஆ கூட்டிட்டு வந்து எங்க அ பள்ளியில வாரம் ஒருக்கா ஆமாங்க. வ கூட்டிட்டு வர்றாங்க. அ சனி, ஞாயிறு 2 நாட்கள் வந்துட்டு, நீங்க முழுநேரமும் வந்து அந்த அத கத்துக்கிட்டு போலாம் அப்பிடின்னு சொல்றாங்க.
அதாவது பள்ளி நிர்வாகம் அழைத்து கொண்டு வருகிறது. சரி. ஆ. சரி.
ஆ. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரில. எனக்கு ஓவியம் வருமா? பாட்டு வருமா அப்டின்னு தெரில.
அப்ப என்ன வயசு இருக்கும், உங்களுக்கு?
ஆ. ஒரு 13, ப 14 வயசு இருக்கும்.
ஆமா. அப்போ வந்து நம்முடைய உள் திறமையில நமக்கு உண்மையிலேயே அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதான விழிப்புணர்வான அறிவு இருக்காதுதான் இல்லையா?
ஆமாங்க. 2 என்ன அப்டினா, 5 படிக்கும் போது, சில ஓவியப் போட்டிகள்ல எல்லாம் நான் வந்து 1 பரிசு வாங்கி இருக்குறேன்.
சரி. ஆமா.
அ இருந்தாலும் வந்துட்டு, 8 போகும்போது நான் அதெல்லாம் மறந்துட்டேன். அ, அ.
விட்டுட்டீங்க. ஆனா, அந்த ஓவியக்கலை உங்கள்ட்ட இருந்துருக்கு. அது அத வந்து அதை நீங்கள் அது என்கிட்ட இருக்கிறதான ஒரு சிறப்பான கலை என்பதை உணர மறந்திருக்கீங்க.
ஆமாங்க. அப்டியே தாங்க. அ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, எல்லாரும் வந்துட்டு பாட்டு பாட்டுனூ போகவும். நானும் பாட்டு சைடு போய்ட்டேங்க.
ஆமா. ஓஹோ!
ஆ போய்ட்டு, அங்கே போய் அவங்க வந்து சொல்லி தராங்க ஒவ்வொரு ராகமா. வரவே வராதுங்க <laughs> அ நான் என்ன நினச்சிட்டேன். சரி அவங்க சொல்லிக் குடுத்தா வந்துரும். ஆ அதே தாங்க. இது ஓவியமாவது ஓரளவுக்கு நமக்கு வரையத் தெரியிது. ஆ பாடல் நம்மளுக்கு சுத்தமா வரல போய் அவங்க சொல்லிக் குடுத்தா நமக்கு வந்துரும் அப்டிங்கிற ஒரு ஆர்வத்துல போய் சேர்ந்துட்டங்க.
உங்களுக்கு பாட வருமா? என்ன தைரியத்துல நீங்க போனீங்க அப்ப. அ. அ ஒ. சொல்லிக் குடுத்தா வந்துரும். அப்டின்னு நினச்சிடீங்க. ஆ. சரி. ஆஹம். அ. சரி.
அ அங்கே போய் சேர்ந்துட்டா, அவுங்க சொல்லி தராங்க எனக்கு அந்த தாளமும் புரிய மாட்டேங்குது, அந்த என்ன சொல்ல வராங்கனே எனக்கு புரியல. <chuckles> அ அப்புறம் ஒரு ஒரு 2 நாட்கள் அ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வரும். அடுத்த 2 நாட்களும் பண்ணுறோம்.
<laughs> ஆ. அது உங்களுக்கு பிடிச்சுருந்தா அத தொடரலாம். இது நமக்கு சரியா வரும். இது சரிப்பட்டு வராது, அப்படி எதாவது முடிவு எடுத்தீங்களா?
ஆ என்னன்னா எனக்கு என்ன ஆசைன்னா? தனியா பாடணும். அ தனியா பாடுற அளவுக்கு நம்ம வந்துரனும். அங்க பாட் அங்க கத்துக்கிட்டு அப்படீன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. <laughs>
ஆ. ஆமா அது அது வந்து, அது எல்லாருக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் இல்ல. அது அதில வந்து அதாவது அ ஒரு மேடையில நம்மள முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த பாடல் தளம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுலயும் அந்த சின்ன பிள்ளை எல்லார் முன்னாடியும் நம்ம நின்னு பாடுவோம். எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க ஓவியம்ன்றது அப்படி கிடையாது. எல்லாரும் உட்கார்ந்து வரைவோம். அது எங்கயாவது ஒரு இடத்துல வந்து பட்டியலிடுவாங்க. அதை எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அப்புறமேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா பாடல் பாட பண்ணும் போது நம்முடைய அந்த திறமை நேரடியாக அங்கு சென்று போய் சேரும்றனால அந்த ஒரு மமதை வரும் அல்ல. அ ஆ.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ. ஆஹம், இல்லைங்க. ஆமாங்க. அதேதாங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதுவும் தான் காரணம் பாடத் பாடல் தேர்வு செஞ்சதுக்கு, அ 2வது நம்ம தனியா நமக்குன்னு ஒரு பாட்டு குடுத்துரனும். நம்ம அதை பாடி காட்டிறணும், அப்படீன்ங்கறதனால எனக்கு வல்லைனாலும் பரவாயில்லன்னு கத்துக்குக்கிறேன். <laughs> அதே தாங்க. அ ஆனா, அதில தான் பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன வச்சாங்க அப்படின்னா?
சரி. வருதோ இல்லையோ பாடி பார்ப்போம்டா இன்னைக்கு. அ. ம். ஆ.
ஆ போன 2 வாரம் சொல்லிக் குடுத்தாங்கல்ல. ஆ அத இந்த வாரம் போயி, நம்ம சொல்லி தர்ற ஆசிரியயை பக்கத்ல நின்னு நம்ம பாடி காட்டணும். அத தாளத்த மட்டும் போட்டுக் காட்டனும்.
சரி. பா பாடி காட்டணும். சோதனை வந்துருச்சு உங்களுக்கு. ஆ சொல்லுங்க. அ
ஆமாங்க. <laughs> நான் போய் பக்கத்தால நின்னவுனே நடுங்கிட்டேன். அ 2ஆவது நான் ஓரளவுக்கு தான் கத்து வச்சிருக்றேன். அவுங்க சொன்னாங்க வீட்ல மீதி 5 நாட்களும் வந்துட்டு, இத நீங்க பயிற்சி செஞ்சா தான் வரும். அப்டின்னு சொன்னாங்க. அ நமக்கு வேற வீட்ல போய் ச சத்தம் போட்றதுக்கு ஒரு கூச்சம். அந்த காலத்ல ஆமாமங்க.
ஆ. ஆ. அ. சரி. ஆமா. ஒரு வெட்கம் ஒரு மாரி இருக்கும். அதனால நம்ம பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. ஆனா இங்க பாட்றதுக்கு வந்துட்டோம். <laughs>
ஆஹ பண்ணவே இல்ல அ அப்டியே தாங்க. வந்தாச்சு வந்து இப்டி தனியா கூப்ட்டு பாட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அ அப்புறம் போய் பார்த்தா தாளம் வந்து மொதல்ல தப்பா போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு, அ சரியா போடுமா அப்டின்னு, 2வது ஒரு வாய்ப்பும் கொடுத்தாங்க.
ஐயையோ! அ. அஹ். சரி.
அ 2வது வாய்ப்பிலும் தப்பா போட்டேன். <laughs>
நீங்க பாடும் பொழுது அவுங்களுடைய முக பாவனைகள், அவுங்களுடைய கவனிப்புல்லாம் எப்டி இருந்தது?
அவுங்க அப்டியே பார்த்துட்டே. ம் வா, வா, வா. <laughs> அப்டிங்கிறாங்க நான் எங்கே வர்றது? மேம் இவ்ளோ தான் என்னால வர முடியுது அப்டிங்கிற மாரி. அ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்கள அவங்க போடுற மாரி நான் போட்ருவேன் போட்ருவேன்னு அப்டியே எதிர்பார்க்குறாங்க. கண்ல தெரியுது. ஆமாங்க. வர மாட்டேங்குது. அ இல்லம்மா கவலை என்ன என்ன சொல்றாங்கன்னா, பதட்டப்படாத, நானும் உங்க தினமும் உ உங்க பள்ளிக்கு வர்ற ஆசிரியர் மாதிரி தான் நானும் ஒரு ஆசிரியர் தான். அ என்னை பார்த்து பயப்படாத அப்டிலாம் சொல்றாங்க.
<laughs> அ, ம். ம், ம். எதிர் பார்க்றாங்க. அ நம்ம கிட்ட இருந்து வர மாட்டேங்குது என்ன பண்றது? அ சொல்லுங்க. அ. ஆமா. என்னமோ பயந்துட்டு நீங்க பாடாம இருக்ற மாதிரி அவுங்க நெனச்சிட்டு இருக்காங்க. ஆ, சரி.
ஆமாங்க. <laughs> அதே தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு 2வது 3 வது தடவ சரியா ஒரு அளவுக்கு சரியா போட்டுட்டேன். ம். ஆனா வந்து ஒரு தனியா பாடல் பாட வைக்கிற அளவுக்கு நான் சரியா போடல.
ஆ. அவ்வளவு கச்சிதமா இல்ல. ஆ சரி.
ஆமாங்க. ஆனா கோரஸ்ல பாட வக்கிறதுக்கு என்னை எடுத்துக்கிட்டாங்க.
சரி, சரி. அதாவது கூட்டத்திலயாவது கோவிந்தா போட வாய்ப்பு கெடைச்சதுல்ல நமக்கு. அ <laughs> சரி. இல்ல அ. அ. ஆனா தனியா நம்ம வந்தது அதுக்கு தானே, நம்ம நம்மல தனியா வெளிப்படுத்தி காட்டணும். நம்ம நல்லா பாடுவோம்னு. அப்புறம் அது கெடைக்கலன்னா எதுக்கு இந்த பாட்டு அப்டின்னு நெனச்சுருப்பீங்க. அ. சரி.
ஆ. <laughs> அதேதாங்க ஆனா எனக்கு அதுல இன் நாட்டம் இல்ல. அ ஆமாங்க எனக்கு வந்து கோரஸ்ல பாடுறக்கு. ஆமாங்க. <laughs> அதேதாங்க அப்டின்னு சொல்லிட்டு, அடுத்த வாரத்துலருந்து நான் இப்ப போகமாட்டேன். நான் வகுப்புக்கு போக மாட்டேன். நான் வந்து, அ எனக்கு வல்லைன்னு சொல்லிட்டாங்க. அ கோரஸுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்டின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு அப்புறம் நம்ம தான் வ வல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் வீட்லயும் கண்டுக்க மாட்டாங்க. வ வகுப்பிலயும் வந்துட்டு கேக்க மாட்டாங்க. அப்டிங்கிறதனால அது அது 1 அப்டியே பாதியிலயே போயிடுச்சு.
ஆ. அ. ஆ. சரி அது விட்டாச்சு. அதோட அத.
ஆ. ஆமாங்க. அதோடு அது விட்டாச்சு. ஆனா, ஒரே 1, 1 10 11 போகும்போதா தெரிஞ்சது. அந்த கோரஸ் ஆவது, போய் வந்து கத்துருந்துக்கணும் அப்டினு. <laughs> ஆமாங்க. அ.
<laughs> ஐயயோ! மிஸ் பண்ணிட்டோமே அதயும். அப்படின்னு. கொரஞ்ச அளவுக்கு அதையாவது, தெரிஞ்சு வச்சுருந்துக்கலானு யோசிச்சீங்களோ? எதுக்கு, அதற்கு உண்டான வாய்ப்பு. அந்த நேரத்துல கிடைச்சதா? கோரஸ் பாட்றதுக்குண்டான, ஒரு சந்தர்ப்பம்? சம்பவம்? அப்படி வரம்போது, அந்த சம்பவத்த நினைவு கூர்ந்தீங்களா? இல்ல, நீங்க எதார்த்தமா. எந்த காரணத்துக்காக நம்ம, ஐயயோ! அத, வாய்ப்பை நளுவிட்டோமே அப்படினு நீங்க, நினைச்சீங்க?
அதா, அதா. அது வந்து ம். ஆ. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. 11 படிக்கும்போது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
ஆமா. ஆ. ஆ. ஆ.
ஆ, அப்ப என்ன ஆகுது. அப்படினா, அ, ஒரு பாடல் வந்துட்டு கோரஸ்ஸா எல்லாரும் பாடணும். அ, மேடை மேல ஏறி. யாரெல்லாம் வர்றைங்க. அப்படினு கேட்கும்போது, அந்த நேரத்தில எனக்கு ஞாபக வருது. அ, அப்ப தவற விட்டத, இப்ப விடக்கூடாது. இப்ப நம்ம வந்து. ஆயி.
சரி. ஆ. ஆ, வாய்ப்பு. இப்ப கொஞ்ச, அறிவு வந்துருச்சு. பகுத்தறிவு. நல்லா. ஆ.
ஆமாங்க. <chuckles> ஏனா, வந்து கோரஸ்யே வந்து, எவ்வளவு நல்லது. நாம்ப என்ன நெனச்சுக்குறோம்னா, ரொம்ப அது வந்து, அ, கீழ, அ தனியா பாட்றதா மேல, அப்டினு நெனச்சங்காட்டி, ஒரு கலையவே நான், கத்துக்க முடியாம போய்டுச்சே! அப்டிங்கிற எண்ணம் வந்து, 11 வருது.
அதுதா. அது. ஆமா. ஆ. சரி.
அதுக்கப்புறம் கோரஸ்ல போய் சேந்துக்கணு அப்படினு சொல்லிட்டு, ஆ அப்புறம் அங்க போய் சேந்துக்கிட்டு அங்க சொல்லிக் குடுத்தாங்க. அங்க வந்து இந்த தாளமெல்லாம் சொல்லி தரல ஆ. வ அந்த பாடல் மட்டும் சொல்லிக் குடுப்பாங்க. நமம் கோரஸ்ஸா ஒட்டுக்கா பாடிட்டு வந்துரலா. ஆமாங்க. அ இருந்தாலும் நா அங்க பாடாம இருந்த ஏக்கம் வந்துட்டு இங்க எனக்கு சரியா போய்ருச்சுனு சொல்லலாம்.
ஆ. ம். பாடணு ஒன் ஒன்று சேர்ந்து பாடணும். சரி. ஓ! சரியா போச்சுனா, அது அந்த ஆர்வத்துனாலயும், அந்த ஏக்கத்தினாலயும் இங்க சரியா செஞ்சீங்களா அத?
ஆ அதுதான் நா சொன்னேங்களே, கோரஸ்ல அந்த அளவுக்கு தெரிவிக்காது அப்படிங்கிறனால, ஆனா நான் பாடி நாங்க எங்க இதில வந்துட்டு எந்த பிழையு இல்லைனு சொல்லிட்டாங்க. ஏனா ஆ எல்லாரும் ஒரே ஸ்வரத்தில போகனும் போது நாங்க போய்டோம். அதனால ஆமாங்க ஆமாங்க அதனால
ஆ. ஆச்சரியம். யூனிபாம போய்ட்டீங்க. அதனால பிரச்சன இல்ல. ஆமா <inhales> அது நம்ம குரல் வளத்த வெளிப்படுத்துறோமோ இல்லையோ, அது பிசிறு தட்டாம <inhales> வெளிய வேறுபாடு காமிக்காம பாடிட்டீங்க. அதாவது மேனேஜ் பண்ணிட்டீங்க. <laughs>
ஆஹா ஆமாங்க. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கப்புறோம் ஆ மேனேஜ் பண்ணிட்டோ 2வது அதில வந்து அந்தளவுக்கு ஸ்ருதி எல்லா இருக்காது. நம்ம குழந்தைகள் பாடுற மாதிரி ரொம்ப வந்து, அ எதார்த்தமா இருக்கும் அப்படிங்கிறனால, ஆ பாடிட்டோம். அது வந்து நல்ல பாடலா, நல்ல திறமையா பாடிட்டோமான்னு கேட்டா அது எனக்குத் தெரியாது. எனக்கு கிடைத்த ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, அங்க விட்டது இங்க பிடிச்சுட்டோ அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டு இருந்துச்சு, அதாங்க.
அவ எதார்த்தமான கோரசா, ஆ. தெரியல. ஆ. முடிச்சிட்டோம் பரவால்ல. அது அது அதன் ஏமாற்ற இல்லாம ஓரளவுக்கு அத அதுக்கப்புறம் இந்த பாடல்கள்ல உங்களுடைய நாட்டம் சென்றதா? அல்லது உங்கள்ட்ட இருக்க அந்த ஓவிய திறம ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க முதல் பரிசு எடுத்தேன்னு சொல்றது, உங்கிட்ட இல்லாம அத செய்ய முடியாது. அதாவது ஒரு 5 பேர 10 பேர போட்டி போடுற எடத்துல, அந்த கலை திறம இருக்கறவங்க தான் அதுல முன்னுக்கு வந்து நிப்பாங்க. அத உங்களால கண்டுபிடிச்சு வெளிய கொண்டு வரணும்ன்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்ததா?
ஆமாங்க. ஆஹா. ஆமாங்க. ஆ, இல்லீங்க. அது என்ன ஆச்சு அப்டீன்னா ம், இப்போ நானு 11ஆவது படிக்கும்போது அதே மாரி அந்த. ஆ. ஆ பயாலஜி அப்டீங்குற ஒரு குரூப் தான் எடுத்திருந்தேன் அப்டீகுறனால, அதுல வரையிற ஒரு வேலை வந்து தான் செஞ்சது. ஆ, ஆமாங்க உயிரியல்ல. அ அப்போ வந்துட்டு, அதுல வர எல்லா படங்களும் வரைவேன். அ ஆனா, என்னோட தோழி என்ன விட அழகா வரையிறத நான் பாக்கும்போது, "ஓ! நமக்கு இதுலயும் வந்து திறம இல்ல போல" அப்டீங்குற மாரி
உயிரியல், அ. அ. அஹ்ம். அப்பிடி இல்ல. தெறமை இல்லேன்னு சொல்வதற்கில்லை. அவர்களை காட்டிலும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு கீழ இருக்குறவங்க நெறைய பேர் இருக்கலாம் இல்லையா? அப்பிடி இருந்ததுனால தான நீங்க அன்னைக்கி 1ஸ்ட் இல்ல அன் அப்புடி இருந்ததுனால தானே சின்ன பிள்ளைல 1ஸ்ட் ஃபிரைஸ் எடுத்தீங்க. ஆ, அப்ப நம்ம அப்புடி தீர்மானிச்சுட கூடாதுல்ல. அதுவா இருந்திருக்கு, அவ் என்னையவுட பக்கத்துல இருக்கவ கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்கா. அவ்ளோதான். ஆமா, ஆ. அதோட அத
அ, கம்மியா இருக்கு. ஆ, நெறைய பேர் இருக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஆமா, ஆமாங்க. <chuckles> அதேதாங்க. அப்புடி நம்மளா தீர்மானிச்சிட்டு தான். ஆமா, ஆமாங்க. அ. ஆ, அவ வந்துட்டு அல்லா எல்லாமே வரைவாப்டி. எல்லா, அ எல்லா படங்களும் வரையிறத நான் பாத்துருக்கேன். அதாவது ட்ராயிங் புக்குன்னே ஒண்ணு வச்சிருப்பாப்டி. அ நம்மளுக்கெல்லாம் அப்பிடி ஒண்ணும் இல்ல அப்டீங்கும்போது
சரி. ஆ, அதுதான். ஆ. அதாவது உங்களுக்கும், அவுங்களுக்கும் ஒரே விதத்துல தான் இருந்திருக்கணும். அவங்க வந்து ஒரு வேலை என்னுடைய அனுமானம் சரியாக இருக்குமானால், அந்த நாட்களிலிருந்து உங்க உங்களுடைய பிள்ளை பருவத்திலிருந்த அ, அந்த கலை திறமை அவங்களுக்கு அந்த நேரத்துல, அத அவங்க வளத்துட்டாங்களா இருந்துருக்கும். அதனால ஓரளவுக்கு பயிற்சி எடுத்திருந்திருப்பாங்க. "நம்ம அத கவனிக்காம உட்டுட்டோமோ!" அப்டீன்றதெல்லாம், அப்புடி நீங்க பீல் பண்ணிருக்கீங்களா, அத நினைச்சு, அந்த பிள்ள வரையிறத பாத்து?
ஆமாங்க. ஆ, கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அத பாத்து அட ட்ராயிங் நோட்லாம் ஒண்ணு வெச்சுக்கோணுமா? அப்டீங்குறதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அவ வந்து கொஞ்சம், அ அரசு சார்ந்த அ உதவி பெறும் பள்ளியிலருந்து வந்த பொண்ணு. அ நம்ப வந்து அரசு பள்ளியில வந்த பொண்ணு அப்டீங்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியாது. ட்ராயிங் புக்கெலாம் வெச்சுக்கணும். அ பாத்து வரஞ்சுட்டே இருந்தா தான் அது வரும் அப்டீங்கிறது வந்துட்டு அ.
ஆ. ஓஹோ. ஆ புரிகிறது. அதாவது ஆமா, அந்த குழந்தை பருவத்துல நம்ப மட்டும் அத செயல்படுத்த முடியாது. நமக்கு உந்துகோல் சக்தியாக, ஊ ஆசிரியர்களோ, குடும்பமோ, வீடோ இருக்கணும் இல்லையா? அ.
ஆமாங்க ஆமாங்க. கொஞ்சமாவது இருக்கணும். கொஞ்சமாவது "அட உனக்கு முதல் பரிசு வாங்கிட்டியா பரவாயில்ல, நீ அடுத்து வந்து இந்த மாரி முயற்சி பண்ணு, தினமும் வரை" அப்டீன் மாதி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். அ இருந்தாலும் பரவால்லைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு பிடிச்ச மாரி, ஏன்னா எனக்கு வரையவும் தெரியும். அப்டீன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வரையறது. அ எனக்கு புடிச்ச படங்கள வரைறயது. ஏன்னா இப்ப தான் நான் பாத்துட்டேன்ல! ஒரு புக்கு வச்சி கூட வரையலாம் அப்டீன்னு சொல்லிட்டு.
ஆ புரிஞ்சுது. புரிகிறது. ஆ. ஆ. ஆமா. கரெக்ட் அதான் அத அந்த அந்த நாட்டத்தை செலுத்தக்கூடியதான வயதும் தேவையா இருக்குல்ல! நம்மகிட்ட, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிறு வயசுல வந்து நம்மகிட்ட இருக்க திறமைய நம்மளாலயே கண்டுபுடிக்க தெரியாது. இல்லயா?
ஆமாங்க. அதேதாங்க. ஆ. கண்டிப்பாங்க.
யாராவது ஒரு சிலர் அத எடுத்து அப்டியே கை குடுத்து தூக்கி உட்டாங்கன்னா, அதுல நம்மளால வர முடியும். அப்டித்தான் வரா இது இப்டித்தான் நெறைய கலைஞர்கள் வந்து தெரியாமலயே தங்களுடைய கலையை தங்களுக்குள்ளாவே வைத்து மடிந்து போகச் செய்யுறாங்க இல்ல! அப்டி தானே? இப்ப நான் உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு அதுதான் புரிஞ்சுது. ஒரு வேளை நீங்க வந்து, அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த அந்த ஓவிய கலைல எப் முதல் பரிசு எடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா கிறுக்கிவுட்டெல்லாம் பரிசு கெடைக்காது இல்லையா? ஆமா. அப்டீன்ற பட்சத்துல, அ அந்த கலையை நீங்கள் வெளிய நல்லபடியாக கொண்டு வந்து பயிற்சி எடுத்து இருப்பீர்களேயானால், ஒரு பெரிய ஓவியராக கூட அமைந் இருந்திருக்கலாம், அப்டீன்றது என்னுடைய கருத்து. அ அழகாக இவ்வளவு நேரமா, பள்ளி கால நினைவுகளை வந்து சுவாரஸ்யமா அது கலை சம்பந்தத்தோடு, அ உங்களுடைய அனுபவங்களை சுவாரஸ்யமாக எடுத்து கூறினீர்ங்கள். அ உங்களோடு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதிலே, பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்ததிலே எனக்கு சந்தோஷம். மிக்க நன்றி.
ஆமாங்க. ரொம்ப கஷ்டங்க அது. ஆஹ. நன்றிங்க. ஆமாங்க. அ. நன்றிங்க. அருமைங்க! எனக்கு உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க. உங்கள் உங்களோட அந்த புரிதலும், அ அறிவுரையும் எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.
நன்றி.
நன்றிங்க.